ஆ என் நமக்கு என்னதான் நண்பர் வட்டாரம் அதிகமா இருந்தாலும், நல்ல ஒரு நன் நமக்கு தோழி அப்டின்னு பாத்தா, நம்மள விட சிறந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அப்டி இருக்கும்பொழுது நம்மள நாமளே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நண்பனா நெனைச்சு, ஆ நம்ம நடத்திப்போம் அப்டிங்குற அனுபவம் நீங்க வந்து உங்கள நீங்களே வந்து நண்பரா நெனச்சு, அ தன்ன தானே பேசிக்குறது, இல்ல வந்து உங்களுக்கு நீயும் நீங்களே ஊக்கப்படுத்திக்குறது, அந்த மாரி விஷயம்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. அ இந்த தனக்கு நல்ல நண்பர் அப்டின்ற ஒரு வார்த்த கேட்கும்போதே, அ அது என்னமோ எனக்காகவே எழுதப்பட்ட ஒரு வார்த்த மாரி நெனச்சுக்குறது. எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும். நான் எவ்ளோ பேரு கேட்டுருக்காங்க, "உனக்கு என்ன பிடிக்குனு கேப்பாங்க?" என்கிட்ட நான் நெறய பேருட்ட சொல்றது எனக்கு என்ன பிடிக்கும். ஏன் எனக்கு என்ன பிடிக்கும்னா?
சரிங்க. அந்த தமன்னா ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, "நான் அழகா இருக்கேனா?" அ "ஏன் இப்டி பேசிட்டே இருக்கன்னு?" கேட்டா, "எனக்கு என்ன தான் ரொம்ப புடிக்கும். அதனால தான் நான் என்ன பத்தியே யோசிச்சுட்டுருக்க" அப்டின்னு சொல்லுவாங்க.
அஹ. <laughs> ஆமா. கண்டிப்பாங்க, எனக்கு சின்ன வயசுலருந்தேங்க நான் பண்ற ஒரு, ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா, அது சேட்ட கலந்த ஒரு குறும்பு கலந்த ஒரு செயலா தான் இருக்கும், ஆனா
அப்டி என்னங்க பண்ணுவீங்க?
அ ஒரு வெளையாடுறதா இருக்கட்டும், வெளையாட்டுல வெளையாட்டுல அ இப்ப நம்ம ஃப்ரெண்டோட வெளையாடுவோம் இல்லைங்களா? அந்த வெளையாட்டுல பண்றக்கூடிய சின்ன சின்ன குறும்புகளா இருக்கட்டும், ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் அனுப்புவாங்க பாருங்க. எங்க ம நம்ம ஸ்கூல் ப நாட்கள்லாம் படிக்கும்போது இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் அனுப்பும்போது, ஆ எந்த பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த பாட்ட விட்டுட்டு, தேவையில்லாத ஒரு பாட்டு போட்டு ஆடிட்டு கெடப்போம். தூரமா அந்த மிஸ் பார்த்துட்டு அடடா! அந்த பிள்ளைங்கல்லாம் ப கெ ஸ்டெப்ஸ்லாம் கத்துக்கிட்டாங்களாட்டுருக்கு அப்டின்ற மாரி நெனைப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் அது வேற பாட்டுக்கு நாங்க கத்துக்கிட்டுருக்றோம் அப்டின்டு. அது எல்லாத்தும் க கலந்து பேசி கடைசியில எங்கு வந்து நிக்கும்ன்னு பார்த்தா, என்கிட்ட தான் நிக்கும்.
ஆமாங்க. சரிங்க. சரிங்க. நீங்க தான் அப்ப, <laughs> எல்லாத்தையும் வழிநடத்துறதா தவறா?
அந்த மாரி <chuckles> ஆமா. <laughs> அது வழிநடத்துறதா என்னான்னு தெரியலைங்க. அந்த குறும்புத்தனம் ஆரம்பத்துலருந்தே எனக்குள்ள இருக்குது. அதேமாரி
ஆமாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து யாராவது கலகலகலன்ட்டு இருந்தா, அவங்க கிட்ட யாருன்னே தெரியலனாலுமே நம்மளா போய் பேசணும், அவங்க கூட நெறையா பகிர்ந்துக்கணும் அப்டின்னு தோணும். அப்ப வந்து ஒரு எடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள சூழ்ந்து ம எல்லாருமே வந்துருவாங்க. அந்த மாரி தான் நீங்க இருப்பீங்க இல்லைங்களா?
ஆமா. கண்டிப் கண்டிப்பாங்க. அதாவது நான் 1 நாள் கூட அமைதியாவோ இல்ல மூஞ்சி சோர்வா வச்சு என்ன பார்க்கவே முடியாது. நான் ஒரு வேள அப்டி மூஞ்சி சோர்வா இருந்தேன் அப்டின்னா, என் நண்பர்கள் வந்து என்னாச்சு? ஏன் சோர்வா இருக்கற? என்ன ஆச்சு? பேசு இந்த மாரி மூஞ்சி வைக்காதன்னு சொல்ட்டு, என்னை எப்டியுமே அவங்க பேச வச்சுருவாங்க. இதில இந்த நன் அதாவது நமக்கு நம்மள புடிக்கும் அப்டின்றத விட, நமக்கு நம்ம எப்டி நண்பரா இருக்றோம்? அப்டின்றத நம்ம இங்க அதாவது எனக்கு வந்துங்க வாழ்க்கையில, நான் வந்து விவரம் தெரிஞ்ச நாள்லருந்து, எங்க அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாவுடைய அரவணைப்பில நான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையா நான் இருந்தேன். என்னை மாரிலாம் நான் நான் நான் ரொம்பமே நான் பெருமையா சொல்லுவங்க என்னை மாரிலாம் யாருமே வந்து சொகுசாகலாம் வாழ்ந்துருக்க மாட்டாங்கன்னே நான் சொல்லுவேன் நானு. ஏனா, அவ்வளோ ஒரு அப்பா வ் அப்பா கிட்ட வந்து, என்கிட்ட எனக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்பாவும் நானும் வந்துட்டு, அவ்வளோ ஒரு ஒரு எப்டி சொல்றதுங்க? அவருக்கு இந்த உலகத்திலேயே பிரெண்ட்ன்னா யாருன்னு கேட்டா என் பொண்ணுன்னு தான் சொல்வாரு அப்டி. என்ன கேட்ட எங்க அப்பா தான்.
சரிங்க. சரிங்க. ஓ! நீங்க 2 பேரும் அப்பா, மகள்களா இல்லாம ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்கீங்க இல்லைங்களா?
நண்பர்களா இருந்துருக்கோம். அதாவது கண்டிப்பான நண்பர். அதாவது அவர் லிமிட்டு அந்த லிமிட்ட தாண்டி அவரும் வரமாட்டார். நானும் போமாட்டேன். அந்த மாரி ஒரு நண்பரா நாங்க இருந்தோம். ம்.
சரிங்க. அப்டி இருந்தா மட்டும் தாங்க அந்த நண்பர்ரோட ஒரு உறவே வந்து உங்களுக்குள்ள நீடிக்கும். இல்லைங்களா? அந்த மரியாத கலந்த ஒரு நட்பு இருக்கும் பொழுது அது ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கவும் சரி, பழகுறதுக்கும் சரி.
ஆமாங்க. அந்த கண்டிப்பா. ம் அ எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய எங்க அப்பா வேலை செஞ்சிருக்கவங்க எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, என்னோட பேரு சொல்லி தான் எங்க அப்பாவயே கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்துட்டு <chuckles> அம்.
அப்டிங்களா? <chuckles> இல்லங்க. இப்ப என்னோட தோழர்கள்லாம் எப்டின்னா, என் பேரு சொல்ல மாட்டாங்க எங்க அப்பன் பேர தான் சொல்லுவாங்க. டேய் ஆ பெத்த மவளே இங்கே வா? அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அ உங்களுக்கு அப்டியே ஆ நீங்க சொல்லும்போது அப்டியே எதிர்வினையா இருக்கு. பரவாயில்லையே ஒரு பொண்ணு பேர் சொல்லி அப்பாவுக்கு சொல்றன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு பழகியிருக்கீங்க. மத்தவங்க எந்த அளவுக்கு வந்து அத ரசிச்சிருக்காங்க பாருங்களேன் உங்கள.
அச்சச்சோ! <chuckles> கண்டிப்பா. ஆம். ஆமா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு விஷயம் அதாவது ஒரு டான்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு டிராமா எடுக்கிறாங்க ஸ்கூல்ல. ஒரு பேச்சு போட்டி எடுக்கிறாங்க அப்டின்னா, கண்டிப்பா என் பெயர் இல்லாம இருக்கவே இருக்காது. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமாங்க? ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ நான் கலந்துக்குவேன்.
நல்ல விஷயங்க.
எனக்கு தெரியுது, தெரியல நான் கலந்துப்பேன் நானு. எனக்கு இப்ப எனக்கு எனக்கு இந்த எஸ்ஸே காம்பிடேஷன்லாம் வராது. ஆனா நான் பேர் கொடுத்து வச்சிருப்பேன்.
சரிங்க. ஓ! நமக்கு எஸ்ஸேல்லாம் கொஞ்சம் பயம். அதனால அத தவிர, நம்ம எல்லாத்துக்கும் குடுத்துருவோங்க. <laughs>
அப்புறம் ஆமா. ஆமா. அ பேரு குடுத்து வச்சுருவோம் நாங்க. அதேமாரி ஒரு ஸ்பீச் காம்படேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சத நான் பேசிட்டு வந்துருவேன். அது சரியோ! தப்போ! தெரியாது நமக்கு. அந்தமாரி ஒரு ரசிச்சு ரசிச்சு நான் என்னையவ வந்து சின்னதுல இருந்தே நான் என்னையவே அதாவது, எனக்கு இப்ப நான், எனக்கு யாருமே இல்லனாலும் கூட, நானு வாழ்ந்துருவேங்க. என் வாழ்க்கைய. எனக்கு யாரும் என் கூட இருக்கணுன்லாம் அவசியம் இல்ல. எனக்கு நானே போதும்ன்னு நா நா நானு முடிவு பண்ணிப்பேன் நானு! அப்பிடி ஒரு வாழ்க்கைய தான் நான் வந்துட்டு எனக்கு புடிச்சிருக்கு, அந்தமாரி வாழ்க்க தான் வாழ பிடிச்சிருக்கு. நம்ம யாரையுமே நம்ப தேவையில்ல.
சரிங்க. ப இல்லங்க. இதில எனக்கு ஒரே ஒரு அ சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இவ்ளோ அ உறுதியா வந்து, "யாருமே இல்லாம நான் வாழ்ந்துருவேன்." அப்பிடின்னு சொல்லும்போது, உங்க மன தைரியம் வந்து எவ்ளோ உறுதியா இருக்கு? அப்பிடின்னு கேட்கும்பொழுது ரொம்ப அழகா இருக்கு, கேட்கவே. அ பட் எதனால இந்த மாதிரி மாறுனீங்க? எதாவது தனிமையில இருந்து, எப்பிடி சொல்றது? சிலர் வந்து நம்ம "நான் அடிபட்டு திருந்துனேன், இல்ல, நான் சில விஷயம் காரணத்தினால நான் இந்தமாரி மாறிட்டேன்." அப்பிடி எதாவது அனுபவம் இருக்கா? இல்ல நீங்க சிறு வயதிலேயே இருந்தே ஆ அந்த அனுபவம் அப்பிடி எதாவது இருந்துச்சுன்னா, தயவுசெஞ்சு சொல்லுங்க.
அதுதாங்க. அது. <laughs> கண்டிப்பாங்க, நான் சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா
ஏன்னா, நீங்க அவ்ளோ மன உறுதியா சொல்றீங்க பாருங்களேன். "யாருமே இல்லாம நான் இருந்துருவேன்." அப்படிங்கிற வார்த்தையெல்லாம், அம் அன்றாட வாழ்க வாழும் நபர்கள் கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தையே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க அவ்ளோ வலியும், அவ்ளோ வேதனையும், அவ்ளோ அடியும் பட்டங்காட்டி தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வந்து உங்கனால சொல்ல முடியுது. இல்லைங்களா! அதனால அந்த மா அந்த அனுபவம் என்னங்கிறத நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா?
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது என்னன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எங்க அப்பா கூட இருக்கும்போது, நான் வாழ்ந்தேன். அதாவது எங்க அப்பா, என்னை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார் தெரியுமா "அம்மா, உன்ன அடிச்சுக்க யாருமே இல்லம்மா. நீ உனக்கு நீதான்மா நிகரு. நீ நீதான் உனக்கு ஈக்வலே." அம் அப்படின்னு எங்க அப்பா எனக்கு அடிக்கடி என்ன மோட்டிவேட் பண்ணி தான் வளர்த்தார் எங்க அப்பா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட் நம்ம வ கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது என்னோட கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, அ புடுச்சு தான் கல்யாணம் பண்ணேன், பிடிக்காமலாம் கிடையாது.. இல்ல, வீட்டுல பார்த்து பண்ணதுதான். அ ஆனாலும் எனக்கு ஒரு, எனக்கு ஒரு ம் நெருடல் "கல்யாணம் பண்ணுறோமே, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமேன்னுலாம்" தோணும் எனக்கு. ஆனா கல்யாண வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா தான் போச்சு. அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது, நல்லாதான் போச்சு. ஆனா அந்த நாட்கள் கல்யாணம் பண்ணிட்டு இன்ன வரைக்குமே இவங்க சில விஷயங்கள்லாம் நிறைய நா அடிபட்டுட்டேன். நிறைய பிரச்சனைகள், நான் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது. அதாவது என்னோட வயசு
சரிங்க. காதல் திருமணமா, இல்ல வீட்டுல பார்த்து பண்ணாங்களா? சரிங்க. சரிங்க. சரிங்க. யார்னாலங்க இது? கணவர்னாலையா, இல்ல கணவர சூழ்ந்திருக்கும், அவர்களோட உன உறவினர்கள்னாலயா?
எல்லாராலையும் தாங்க. கடவுள் கணவராலயும் தான், கணவரால சூழ்ந்திருக்கக்கூடிய நாத் ஆ அவுங்களோட சொந்த பந்தங்களா இருக்கட்டும், என் மாமனார், மாமியாரா இருக்கட்டும், நாத்தனார்ன்னு நாத்தனார்களாக இருக்கட்டும், அவருடய சில பல தேவையில்லாத செயல்களா இருக்கட்டும், எல்லாராலயும் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த இடத்துலயுமே, எங்கயுமே குற்றவாளியா நான் நிக்கவே, இருக்கவே மாட்டேன். என்ன யாரையுமே குற்றம் சொல்ல முடியாத மாரி தான் நான் வச்சுருப்பேன். ஆனா, எல்லா குற்றமும் என்ன தான் சாட்டி பேசும்.
செரிங்க. செரிங்க. செரிங்க. நீங்க தான் தைரியமான நபராச்சே! நீங்க அது எதுவுமே நான் அத பண்ணல, அப்பிடின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களா? இல்ல உங்களுக்கு அது சொல்றதுக்கான வாய்ப்பே கெடைக்காதுங்களா?
அப்போ, அதெல்லாம் இல்லீங்க, நான்லாம் பூந்து விளையாடிட்டு வந்துருவேன், என்னலாம் யாரும் குற சொல்ல முடியாது. நான் அந்த வச்சுக்க மாட்டேன் நானு. ஆனாலும் சொல்றன் நானுங்க, ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது, 4 பக்கமும் அடி விழுந்தா, நம்ம அ அந்த அடி விழும் விழ, விழ நம்ம தாங்கி எழுந்ச்சி நிக்கிறோம் பாருங்களேன்! அப்ப தான் நமக்கு நம்ம நண்பரா நம்ம ஃபீல் ஆ
<laughs> அ செரிங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஏன்னா, அ அவ்ளோ கஷ்டத்துல ஆமாங்க. சரியா சொன்னீங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்துல உட்காரும்போது தன்ன தானே பேசிக்க ஆரம்பிக்குற அந்த ஒரு நமக்கே தெரியாம நம்ம பேசிப்போம். நம்ம ஏன்
நமக்கு நம்ம தான், நம்மள மீறி யாரும் கெடையாது. ஆமா. ஒரு 2 விஷயம் சொல்றேன். அதாவது என்ன அப்பிடின்னா, அ ஒரு நாள் என்ன ஆச்சு? எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடி விழுந்துச்சு. ஃபினான்சியல் விஷயத்துல.
யாருக்கு? உங்களுக்கும் உங்க கணவருக்கும்.
எங்களுக்கு ஆமா எங்க பிஸ்னஸ்ல ஒரு அடி விழுந்தது. யாராலயும் மீள முடியாத ஒரு அம் நஷ்டத்த நாங்க வந்து எதிர்கொண்டோம். ஆனா, அவ்ளோ பெரிய நஷ்டமா இருந்தாலும், ஆ என் வார்த்தைல இருந்து வந்த முதல் வார்த்த என்னென்ன அவர்கிட்ட, விடுங்க பாத்துக்கலாம். இது என்னங்க? இவ்ளோ காசு என்ன? இத விட நல்லா சம்பாரிக்கலாம் அமைதியாயிருங்க. இது மட்டும் நான் சொன்னேன் நான். அப்றோம் நான் எனக்கு நானே தேத்திக்கிட்டேன், என்ன அப்புட்ன்னா ஆனா இது என்ன ஒரு கொடுமன்னா, அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு 1,000 பேரு இருந்தாங்க, ஆனா எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. ஏன்னா எல்லாருமே என்னதம்மான்னு சொன்னாங்க, இந்த பொண்ணால தான் இந்தமாரி ஆச்சு, இந்த பொண்ணால தான் இந்தமாரி ஆச்சு. எங்க அம்மாவும் என்னதான் திட்டுனாங்க. ஏன்ம்மா! நீ கொஞ்சம் பார்த்திருந்திருக்கலாம்லம்மா! நீ எதாவது கணக்குலாம் எழுதி வச்சியா இல்லயாம்மான்னு, எங்க அம்மா என்ன சாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பிடி பாக்கும்போது எனக்கு அங்க ஆறுதல் சொல்றதுக்கு ஆளே இல்ல. அதாவது நமக்கு தேவையான ஆறுதல எப்பிடி வாங்குற மாரி இருந்துச்சு தெரியுங்களா! அழுது வாங்குறமாரி இருந்துச்சு.
அ, செரிங்க. செரிங்க. புரியுது, புரியுதுங்க.
நான் அழுதா மட்டும் தான் அங்க ஆறுதல் படுத்த ஆள் இருக்காங்களே தவிர, நான் அழாமலே என்ன புரிஞ்சுக்கணுங்க.
அதான், புரியுதுங்க.
அது தான் வந்து ஒரு புரிதல். அந்தமாரி நான் என்ன நான் என்ன நானே புரிஞ்சிக் நான் எனக்கு அழ வேண்டிய அவசியமே இல்ல. நான் என்னை ஆறுதல் படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. நான் என்ன நிரூபிக்க வேண்டிய எனக்கு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும். நம்ம எப்பிடி அப்பிடின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ இது ஒரு நல்ல ஒரு நண்பரா இருந்தா மட்டும் தான். நான் நெறைய சொல்லியிருப்பேன். ஏன் வி விடு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, "வா அடுத்து, அடுத்து நம்ம பார்க்க போலாம்." அடுத்து பாக் இப்பல்லாம் எப்பிடி தெரியுமா ஆகிடுச்சுங்க எனக்கு வாழ்க்க யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்கிறதே இல்லைங்க.
ஆமா, கண்டிப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆக்ஸூலா நீங்க ஒரு விஷயம் சொல்லும்பொழுது, எல்லாருமே நாங்க எங்களுக்கு மீளவே முடியாத அடி விழுகும்பொழுது, உங்க கணவருக்கு விட உங்களுக்கு தான் அதிக வலியும் இருந்திருக்கும், இல்லேங்களா. அப்பிடி இருக்கும்பொழுது, நீங்க அந்த வலியும் தாண்டி உங்க கணவர்கிட்டே "போய் விடு பார்த்துக்கலாம்." இதெல்லாம் என்னன்னு சொல்ற வார்த்த வந்து ஒரு மனைவியா வந்து அவ்ளோ சீக்கிரம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நெறையா பேர் சொல்லுவாங்க, உன்ன கல்யாணம் பண்ணங்காட்டி தான் நான் இப்பிடி ஆயிட்டேன். எங்க அப்பா வீட்ல நான் அப்பிடி இருந்தேன்னு, தான் நெறையா பேரு வந்து சொல்லி காட்டுவாங்க. அப்பிடிலாம் இல்லாம, நீங்க உங்க கணவருக்கு வந்து உறுதுணையா இருக்கணுன்னு சொல்லி, உங்களோட அந்த மீளா துயரத்திலருந்து வெளி வந்து, உங்க கணவருக்கு வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து உற்சாகப்படுத்தி, அவுங்க கூட நான் "நீ உன்கூட நான் இருக்கேன்." அப்பிடின்னு ஒரு கை கோர்த்தீங்க. ஆனா வந்து பதிலுக்கு வந்து உங்களுக்கு நீங்க தலை சாய்த்து ஒரு அழுகுறதுக்கோ, ஒரு பேசுறதுக்கோ ஒரு நபர்ர இது பண்ணீங்க. ஆனா, வந்து உங்க உங்களுக்கு வந்து அந்த, அந்த மாதிரி ஒரு அரவணைப்போ, பாசமோ வந்து கிடைக்கல இல்லேங்களா, அப்ப வந்து நீங்க வந்து உங்க அப்பாவ தேடலயா?
ஆமா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இல்ல அப்பா அப்ப எனக்கு ஆறுதல் தாங்க பண்ணாரு. அப்பா நமக்கு வந்து ஆனா அப்பாவுக்கு என் மூஞ்சில எப்படி முழிக்கிறது? அதாவது நான் ஒரு மூஞ்சியில எப்படி முழிப்பேன்ற மாரி இருந்துச்சு. அதனால அப்பா வந்து தொலைபேசில சொன்னாரு "சரி விடும்மா" இங்க பாருங்களேன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் அந்த பொண்ணுங்க அப்பான்ற உறவுலாம் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்றம் பாத்தீங்கன்னா, நம்ம இன்னொருத்தரோட மனைவி. இல்லீங்களா? ஆனா அந்த அப்பா பொண்ணு உறவு இருக்கும். ஆனா ஆரம்பத்துல இருந்தது மாரிலாம் இருக்காது. ஆனா இது வந்து இன்னொன்னு இன்னொன்னு இந்த மாரியும் பாக்கலாம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, அப்பா ஃபோன் பண்ணாரு விஷயத்தலாம் நான் சொன்னேன். அப்பா என்ன சொன்னார் "சரி சரிம்மா நீ பாத்து பத்திரமா இரு. ஒழுங்கா சாப்டு." அவ்ளோதான். அவர் மேற்கொண்டு என்னங்க பண்ணுவாரு? அவர் வந்து நம்மள தோல்ல தூக்கி போட்டு நம்மள போட்டு ஆறத் அ நம்ம அழுக வேணா நம்மள ஆறுதல் படுத்துவாரா? கண்டிப்பா முடியாது இதெல்லாம். இல்லிங்களா, ஏன்னா அவருடைய லிமிட் என்னவோ அத அவர் க்ராஸ் பண்ண வேணான்னு அவரு நினைக்கிறாரு.
சரிங்க. ஆமாங்க. சரியா சொன்னிங்க. <chuckles> ஆமாங்க. கண்டிப்பாங்க.
அந்த மாரி, இப்ப நம்ம கல்யாணம் ஆகாம நம்ம தனிப்பட்ட முறையில இருந்தா தாராளமா அவர் என்னவோ பண்ணி ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்மள மீட்டு எடுத்துருப்பாரு வெளில. இது நம்ம இன்னொருத்தன் இன்னொருத்தர் மனைவி ஆகிட்டோ இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ப 20 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. இந்த நேரத்துல அவரு என்கிட்ட வந்து நின்னுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிப்பாரு நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அவருடைய தெம்பு எவ்ளோ குடுக்க முடியுமோ அவ்ளோ தான் நமக்கு கொடுப்பாரே தவர, மீதி நம்ம தான் கை ஊணி எந்திரிச்சாகணும்.
ஆமாங்க, இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா, இப்போ கணவனும் சரி, கரவி கணவரோட உறவினர்களும் எப்படிப்பட்டவங்க இவங்க இப்டிதான் நல்லதே நடந்தாலும் உங்கள குத்தம் சொல்லுவாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்டி இருக்கும்பொழுது அந் உங்களோட தாயார் வந்து உங்கள வந்து" என்னம்மா நீ கொஞ்சம் பாத்து இருந்திருக்கலாமே." அப்டின்னு சொல்லும் பொழுது உங்க அ அந்த ஒரு சொல்ல கேட்கும்பொழுதோ இல்லை எல்லாருமே வந்து "இவனால தான் இப்டி ஆச்சு" அப்டின்னு உங்கள சொன்னாங்க இல்லையா அப்டி சொல்லும்பொழுதும் நீங்க அத எப்டி தாங்கிக்கிட்டீங்க? அதுலருந்து எப்டி நீங்க வெளிய வந்தீங்க?
அந்த 1 சொல்லு தாங்க, நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கறதுக்குக் காரணமே அதனாலதான். இப்பல்லாம் எனக்கு யார் என்ன சொன்னாலும், போ சொல்லிக்க போ! நான்லாம் கவலையே பட மாட்டேன்ன்ற மாரி ஆயிடுச்சு எனக்கு. உண்மையாலுமே அந்த மாரி வார்த்தைகள்லாம் வலிநிறைந்த ஒரு வார்த்தைகள். அதுல்லாம் தாங்கிக்கவே முடியாது. தப்பே பண்ணாம, இப்போ அம் ஒ உங்க கிட்ட ஒரு 5,00,000 கொண்டு குடுக்குறாங்க. அந்த 5,00,000 த்துக்கு வந்து, நீங்க ரூ. 1 கூட நீங்க எடுத்து வச்சுக்கல. எல்லாமே வந்து வேலைக்கோ, இல்ல வேற விஷயத்துக்கோ நீங்க போட்டுறீங்க. அதுவும் இல்லைனா, உங்க கணவர் கையில நம்ம குடுத்துட்றீங்க. நாளைக்கு அதில எந்த ஒரு லாபமே நம்ம பார்க்கலன்ற பட்சத்தில எப்படி இருக்கும்? நம்ம அதுல எந்தத் தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். அப்ப இத இதுல இதுல நம்மளோட தவறே எதுலயுமே இருக்காதுங்க. நான் பெரும்பாலும் பார்த்துட்டேன். என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, எல்லா என்னோட பிரச்சனை எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா, என் தவறு எதுவுமே இருக்காது. நான் நல்ல வழிலதான் கொண்டு போயிருப்பேன். ஆனா, எல்லாருமே
ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாங்க. சரிங்க, ஆனா உங்க கணவருமே வந்து உங்களுக்கு உறுதுணையா நிக்கலைங்களா?
அதுதான் நான் என்னா சொல்றேன் அப்படீன்னா, "உறுதுணையா நிக்கிறாங்க" அப்படீன்றதெல்லாம் இங்க ஒரு இதே இல்லைங்க. அவுங்க நின்னாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவுங்க நின்னாங்க. ஆனா நமக்கு, எ நமக்கு வேணும்ங்கிற மாரி ஒரு ஆறுதல் வார்த்த ஒண்ணு வேணும், இல்லைங்களா?
ஆமா. கண்டிப்பா வேணும்.
இப்போ உறுதுணையா நிக்கிறது வேறயிங்க. இப்போ உங்களுக்கு நமக்கு ஒரு வ ஆறுதல் வார்த் இப்ப கைய நான் அறுத்துக்கிட்டேன். என் கைய நா வெட்டிக்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் வலியப் புரிஞ்சுகிட்டு, எனக்கு வந்து பதில் பேசுறவங்க, ஒரு ஒரு வார்த்த சொல்றவங்க, ஒரு மாரி இருப்பாங்க. மேம்போக்கா அந்தக் கையப் புடிச்சுகிட்டு, சரி வாம்மா, ஹாஸ்பிட்டல் போலாம்ன்னு சொல்றவங்க ஒரு மாரியா இரு
ஆமாங்க. சரிங்க. கரெக்டா உதாரணம் சொன்னீங்க.
நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? என் வலிய புரிஞ்சுகிட்டு, என் கூட வர ஆள் தான் எனக்கு வேணும்.
ஆமாங்க.
நீ என் கைய புடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, ம செலவு பண்ணு, எனக்கு அந்த மாரி ஆள் எனக்கு அது நானே பண்ணிப்பேனே.
சரியா சொன்னீங்க. உண்மையாவே வந்து அ தனக்கு நண்பரா இருக்கும் "எப்படி இருப்பீங்க?" அப்படீங்கிறம்போது, நீங்க வந்து நெறையா அ ஓகே. எனக்கு நான் எப்படியோ வந்து, நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். "எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நீங்க சொல்லுவீங்க." அப்படீன்னு நான் எதிர்பாத்தேன். உண்மையாவே உங்க கிட்ட பேசம்பொழுது, மன உறுதி, அந்த தைரியம் வந்து நான் உங்ககிட்டேருந்து கத்துக்கிட்டேன். உங்க வலிகளும், உங்க வேதனைகளும் சீக்கிரம் போய், நீங்க மனதார நிம்மதியா இருக்கணும்ன்னு சொல்லி கடவுள நான் பிரார்த்திக்கிறேன். அ உங்க கிட்ட பேசினது மிக்க மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் பேசுவோங்க. நன்றிங்க.
புரியுதுங்களா? நன்றிங்க.